கண்டிப்பா. அது அது வந்து, அதுக்கப்புறம் உங்க அப்பாகிட்ட, கடன் வாங்கணுனாலும் யோ கேட்பீங்க? இல்லையா? இல்ல, யாராவது ஒருத்தர்ட்ட கண்டிப்பா, ஒரு அறிவுரை கேட்பீங்க.
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ஆனா, அன்னைக்கு நான் பண்ண ஒரு விஷயம், என்ன? அந்த தவறு. அந்த தவற இன்னைக்கு, அ சரி பண்றதுக்காக, இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னா, 1 வேலை, 2 வேலை மட்டும் இல்லாம 3,4 வேலைகள் பாத்து, அ, பணத்தை நான் வந்து, அ வர வச்சுட்டிருக்கேங்க. காலையில ஒரு
உடல்நிலைய பாத்துக்கங்க. 3 நாள் வேலங்கிறது, உங்களுக்கு ஒரு கடினமான விஷயம்.
கண்டிப்பா. அ, உடல் சீ உடல் ரீதியா ஒரு வேல பாக்குறேன். ஏனா, எனக்கு நான் வந்து ஒரு நடனப்பள்ளி வச்சுருக்கேன். சோ காலையில ஒரு நிறுவனத்தில வேல பாக்குறேன். அ, சாயங்காலம் வந்து நடனக் கல்வி கத்து கொடுத்துட்டு இருக்கேன். நடனத்தை வந்து ஒரு கல்வியாக்கி, அ, மாணவர்களுக்கு நான் வந்து கற்று தந்துட்டுருக்கேன். சோ அது உடல் ரீதியா, என்ன வந்து ப்ராப்பரா வச்சுட்ருக்கு. பிட்டா வச்சுருக்கு. அ, அது போக, சின்ன சின்ன வேலைகள் பாத்து, நான் வந்து என்னோ, கடனில்லாத ஒரு வாழ்க்கை. நிம்மதியான ஒரு வாழ்க்கய வாழ்ந்துட்டு இருக்கேங்க.
ஆஹ, சரி, சரி. நல்ல விஷயம். நல்ல விஷயம். ம். கண்டிப்பா. ஏன்னா, ஏ நம்ம என்ன இருக்கோ, அத வச்சு, நம்ம செலவு செஞ்சு வாழ்ந்தோனா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்ப பணம் சேருதோ, அப்ப செஞ்சுகிட வேண்டியது தான். இல்லையா? ஆ.
அவ்வளதாங்க. இது வந்து ஒண்ணே 1 தாங்க. ஏனா, நான் அந்த கடன், நான் எதுக்கு வாங்குனேனு நீங்க நெனைக்குறீங்கனா, நான் வந்து ஆடம்பரத்துக்கு தான் நான் வாங்குனேன். அந்த வயசு அப்படி. எல்லாரும் போறாங்க. நான் ஏன் போக்கூடாது? எல்லாரும் இத வாங்குறாங்க. நான் ஏன் வாங்கக்கூடாது? சரி, கடன் வாங்குவோம். இப்போதைக்கு வாங்கிட்டு, அப்புறம் தந்துருவோனு, நெனச்சு தான் வாங்குனேன். ஆனா, அத திருப்பி குடுக்கும்போது தான் தெருஞ்சுச்சு, அது எவ்வளவு கஷ்டம், அப்படினு. சோ அன்னைல இருந்து நான், அன்னைக்கு தான் எ அதுதான் என்னோட கடைசி கடன். இன்னைக்கு
கண்டிப்பா. ம். ம்ஹ்ம். கண்டிப்பா. அதுபோக, உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிடுச்சு. எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவுங்கிற, ஒரு அ ஒரு தெளிவு வந்தது, இல்லையா?
ஆமாங்க. ஒரு, ஒரு வாழ்க்கைய பத்தின தெளிவு கெடச்சுருச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி. ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. <breath>
இப்போ இ இதுக்கு, அதுக்கப்புறம் அந்த கடன்லாம் குடுத்ததுக்கு அப்புறம், உங்க நண்பர்களோட அந்த உறவு எப்படி? நல்லபடியா தொடர்ந்துச்சா? எப்படி?
அது வந்து, அ, கர்மா வந்து இருக்கும்லங்க. இன்னைக்கு அன்னைக்கு நான் பண்ண தவறு தான். ஆனா, நான் வந்து அந்த கடனை அடச்சுட்டு, ஒரு ஒரு ஒரு வருடங்களுக்கு அப்புறம், நான் தொலைபேசியில அவுங்கள தொடர்பு கொண்டு, மன்னிப்பு கேட்டேன். "அன்னைக்கு நான் அறியாம பண்ணிட்டேன். எனக்கு தெரியாம எனக்கு தெரில. நான் விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன்." அப்படின்னே சொல்லி அவுங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆனா, நான் மன்னிப்பு கேட்டனால என்னவோ, தெரிலங்க. அடுத்த ஒரு 2,3 வருஷங்களுக்கு அப்புறம், அவுங்க எங்கிட்ட கடன் கேக்குறாங்கங்க. ஏனா, அந்த அவுங்களுக்கு நான் உதவிக்கிட்டு இருக்க நிலைமையில நான் வந்துருக்கேங்க. அத நான், ரொம்ப பெருமையா கருதறேன் கண்டிப்பா.
ஆமா. சரி, சரி. ம்ஹ்ம். ஓஹோ! நல்ல விஷயங்கள். நல்லா ம். ஆனா, அது அந்நேரத்தில உங்க அப்பா உங்களுக்கு அந்த உதவுனத, நீங்க எதிர்பாக்கவே இல்ல. ஏன்? முதல்ல உங்க அப்பாட்ட முதல்லயே இத சொல்லல. உங்களுக்கு எதுவும், தயக்கம் இருந்ததா?

தயக்கம் தாங்க. ஏன்னா? தப்பா நினைக்கிறதையும் தாண்டி கோவப்படுவாரு. ஆனா எனக்கு தெரியுங்க. அவரு என்ன விடமாட்டாங்க. எனக்காக நிற்பாருன்னு. ஆனா நம்ம ஒரு கஷ்டத்த தந்துருவோமோ! நம்மளால அவருக்கு ஒரு கஷ்டம் வந்துருமோ! அப்பிடின்ற ஒரு குற்ற உணர்ச்சில தான் நான் வந்து அதை மறச்சேன். அவர்கிட்ட சொல்ல. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. அதுக்கு அப்பறம் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை "உனக்கு என்ன தேவனாலும் நீ என்கிட்ட கேளு! உனக்கு 30 வயசுனாலும் சரி 50 வயசுனாலும் சரி, நீ எனக்கு குழந்தை தான். ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பன் என்ன பண்ணனுமோ! அத நான் பண்ணிட்டே தான் இருப்பேன். உனக்கு என்ன எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளு நன்றிங்க. நன்றிங்க. சோ, இத தான் எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. இன்னவரையும் நான் அத பின்பற்றேன். அதேமாதிரி இன்னக்கி என்னோட ஃபே என்னோட குடும்பத்துல அ ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, நான் மொத அவர்கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா, அவருக்கு அதுல அனுபவம் ஜாஸ்தின்றதுனால அவர்கிட்ட தான் நான் மொதல்ல பகிர்ந்துக்கிருவேங்க.
ஒருவேள தப்பா எதுவும் நெனப்பாரு! அப்பிடின்னு. கோவப்படுவார்ன்னு நெனச்சீங்களா? கண்டிப்பா, அதான் நம்ம கஷ்டம் நம்மகூட இருக்கணும்ங்கிறமாரி ஒரு எண்ணத்துல போயிட்டீங்க. ம், ம். கண்டிப்பா. ரொம்ப அருமையா, நல்ல அப்பா கிடைச்சிருக்காரு உங்களுக்கு. சரி. கண்டிப்பா, 2 வது வீட்லயும் பெரியவரு அவருக்கு தெரிஞ்சா அது நல்லது தானே! ஏன்னா, அனுபவஸ்தர் அது வேற. இதே இது இதே தவற, நீங்க பண்ண தவற வேற ஏதாவது உங்க நண்பர்கள் பண்ணும்போது அந்த அவுங்கள நீங்க அத சரி பண்ணணுன்னு சொல்லி இப்ப பேசுவீங்களா?
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஏன்னா இன்னக்கி நான் வேலை பாக்கற நிறுவனத்தில இந்த இப்ப இருக்கற ட்ரெண்டிங்க்கு கிரெடிட் கார்ட்டு ன்னு ஒன்னு சொல்றாங்கங்க. அத வந்து சரமாரியா யூஸ் பண்றாங்க. இ ஒ உபயோகப்படுத்துறாங்க. ஆமாங்க. ஆமா. நான் வந்து என் நண்பர்கள் அப்பிடி பகிரப்ப, இத தான் நான் இந்த நிகழ்வ நான் சொல்லுவேன். இத சொன்னதற்கப்பறம் நான் ஒன்னு தான் சொல்லுவேன். நீ வந்து இன்னக்கி இ.எம்.ஐ போட்டு ஒரு பொருள வாங்குறதுக்கு நீ ஒரு 3 மாச காலம் உன் சந்தோஷத்த இழந்தன்னா, அது ஒரு பெரிய சந்தோஷமா மாறும். இ.எம்.ஐ யே இல்லாம நீ வாழ் அதை வாங்கிற் வாங்கிர்லான்றத எடுத்து சொல்லுவேங்க. ஆனா, ஒரு, ஒரு தவறு நான் பண்ணிட்டேன்றதுனால நான் சொல்லலாம். ஆனா, அத எடுத்துக்கிறது எடுத்துக்கிறாதது நண்பர்கள் கையில தானேங்க இருக்கு.
ம்ஹ்ம் ஆமாங்க. அது போய் இ இ.எம்.ஐ.யில க கை கைபேசி வாங்குறது. கண்டிப்பா. ம். ஆமா. அது <clears throat> அது மக்கள் யோசிக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க தெரிஞ்சு பட்டு சொல்றாங்க. ஆனா கேட்டா நல்லதுதான் இல்லயா!